ஆமா, <chuckles> ஏ இத வேற நீங்க இந்த கடந்த தீபாவளியா இருக்கட்டும், எடுத்துக்கொங்களேன் ஒரு உதாரணமா தீபாவளி அன்று வந்து இந்த புயல்லா ஏதோ ச ஏதோ சில இது மாறுபாடு சூழ்நிலை மாறுபாடுனால ஒரே மழையா தான் பெய்து பெஞ்சுகிட்டே இருந்ததே தவிர, ஆ, ஒரு ஒரு வெயிலே வந்து நம்ம பார்க்க முடியல. அந்த டைம்லலாம் வந்துட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. ஈவன் எங்களுக்கு சொல்ல போணும்னா ரொம்பவே ஒரு இதா இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தைகள்லாம் இருக்கிற குழந்தைகள்லாம் இருக்கிற வீட்ல இந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றது வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த கடந்த தீபாவளி அன்னைக்குலம் வந்துட்டு இந்த பட்டாசு வெடிக்கிறது
ஆ. ஆமா, டிட்வா புயல், ஆமா. ஆ. வெடி வச்சா வெடிக்க மாட்டேங்குது. என் பையன்லா சொல்லுவான், "வெடியே வெடிக்க மாட்டேங்குது, எதுக்கு இந்த மழ வருது." அப்பிடின்னு போன வருஷம் தீபாவளிக்கு நல்லா வெடிச்சல்ல அப்படி. <chuckles>
<chuckles> <chuckles> ஆமா. <chuckles> ஆமா. இப்ப நீங்க சின்ன பிள்ள அப்படினு சொல்றதுனால, சின்ன பையன் அப்படினு சொல்றதுனால இன்னொன்னு கேட்கிறேன். இப்போ இந்த மழை பெய்யும்போது சின்ன குழந்தைகளுக்கு என்ன மாரியான மனநிலை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படினா இந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் இந்த விடுமுறை விடுவாங்க இல்லைங்களா? <chuckles> அப்படி இருக்கிறப்போ உங்க வீட்ல உங்க பையன், உங்க உங்க குழந்தை வந்து இந்த மாரி மழை பெய்யுறப்ப என்ன மாரியான மனநிலை வந்து அவங்களுக்கு இருக்குனு நீங்க நினைக்கிறீங்க?
அ. ஆ, ஆமாமா. இல்ல, நான் வந்து எப்படி வந்து நம்ம எப்படி நியூஸ்லா போய் உட்காந்துருப்போம்ல, சன் நியூஸில எப்ப நமக்கு லீவ் நம்ம மாவட்டம் வருதா அப்படிங்கிற மாரி பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்ப என்ன நியூஸ்லாம் போட்டு பார்க்குறதில்ல, எப்ப நமக்கு ஆப்ல அப்டேட் பண்ணுவாங்க ஸ்கூல் லீவுன்னு கவர்மெண்ட் நிஜமா அனோன்ஸ் பண்ணுதா இல்லையா?
ஆமா. <chuckles> ஆ. <chuckles> ஆமா.
அப்படின்னு பார்க்க சொல்றாங்க அவங்க. அவங்களுக்கு எப்படியுமே வந்து மழ பெய்யிறதுனால லீவ் விட்டா, குஷி தானே நம்மளும் அப்படி தானே கடந்து வந்திருப்போம். ஆனா, அவங்களுக்கு லீவ் விட்டா நானுமே குஷி ஆகிடுவேங்க. <chuckles>
ஆமா, ஆமாமாமா. <chuckles> ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கும் விடுப்பு.
பாவங்க. எல்லா நாளும் பாவமா இருக்கும். எல்லா நாளும் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க. சனிக்கிழம கூட விட மாட்டேங்கிறாங்க. <chuckles>
ம், ம். சரியா, சொன்னீங்க சரியா.
சின்ன பையன் தாங்க 2 ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான்.
ம்.
எதுக்கு இப்படி வக்கிறாங்க? ஒரு வாரம் இல்லைன்னா, இன்னொரு வாரம் வச்சிறாங்க இந்த மழைக்கு லீவ் விட்டாங்கல்ல அப்ப.
ஆமாங்க, ஆமா.
அது வந்து சனிக்கிழமை கூட வச்சிடுறாங்க. நான்லாம் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கடா, 2 நாள் லீவ் எடுத்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம்.
ஆய.